கண்டிப்பா சொல்லுவங்க. ஏன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு <inhales> நகர வாழ்க்கைல போனீங்கன்னா, காற்று மாசுபடுது. எல்லாமே வந்து ஒரு வண்டிய யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ உணவு முறை KFC போயிட்டு, இப்போ வந்து சிக்கன் வந்து இப்படி பண்ணா நல்லாருக்குன்றாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுன்னு வருது. அப்போ வந்து, நிறைய உணவு முறைகள் எல்லாமே மாறுபடுச்சு. அப்ப அந்த காலத்துல வந்து கேழ்வரகு கூழு, ஒரு சத்து மாவு, அப்படின்னு கஞ்சி, கூழ குடிச்சி, நல்லா தெம்பா இருந்தாங்க.
உண்ம, உண்ம. ஆமா, ஆமா. உண்ம, உண்ம, உண்ம. ஆனா, திருப்பி இங்கயுமே வந்து அதெல்லாம் கிடைக்குதே! அந்த கம்பங்கூழுலருந்து எல்லாமே கெடைக்குதே!
பட் கிடைக்குது. அத ஈக்குவலாவது இப்ப இப்ப எப்படி தெரியுமாங்க, இப்ப நான் வந்து இப்போ ஒரு மது அருந்திட்டு ஒரு ஒரு ஜூஸ் குடிச்சன்னா, அது எல்லாமே உடனடியா சரியாவாதுல்ல, எப்படியா இருந்தாலும் அதுக்கான பாதிப்பு இருக்கும்ல, இப்போ எல்லாருமே டெய்லிக்குமே வந்து, ஒ தினமும் வந்து கூழ் குடிக்கிறதில்ல. ஒரு நாள் கூழ் குடிக்கிறாங்க. இன்னொரு நாள் KFCல போய்ட்டு நல்லா வந்து சாப்ட்டு, வயிறு வழிய பெப்சி, க்கொ ஃப் ஃபேண்டான்னு அந்த மாரி சாப்பட்றாங்க. அப்படின்னும்போது நம்ம உடல்கள் எப்படி வந்து, அது வந்து சமநிலையா வச்சுக்கும்? கண்டிப்பா வச்சுக்க வாய்ப்பு இல்லல.
ஆமாமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. உண்மதான், உண்மதான். நீங்க சொல்றது உண்மதான்.
அப்ப ஏதோ ஒரு உணவ நம்ம தொடர்ந்து ஒரு நாள் நம்ம ஒரு பழக்கத்த உடற்பயிற்சி கூடம். நம்ம தினமும் பண்ணிட்டே இருந்தா அந்த உடல் வேற. இப்போ ஒரு நாள் பண்ணிட்டு, இன்னொரு நாள் படுத்து, நல்லா தூங்கிட்டு. 2 நாள் பண்ணிட்டு, அ மாசத்துக்கு 1 நாள் பண்ணா உடம்பெல்லாம் நாள்ளாயிடுன்றது வந்து நம்ம வந்து, <chuckles> உங்களுக்கு!
ரொம்ப உண்மையான விஷயங்க. ஏன்னா நிறைய தடவ நான் பண்ணிட்டேன் அத. <laughs>
இது உலக நீதிலே இல்ல. சோ இது மூலியமா தான் ஒரு நல்ல நல்ல பழக்கங்கள நம்ம வந்து, சின்ன, சின்ன, சின்ன, சின்ன, பழக்கங்களா கத்துக்கணும்! அதே மாரி இந்த உடல்நிலையாகட்டும்
ஆமா, நீங்க சொன்னது ஒரு உண்மை என்னன்னா, அ அதாவது வந்து ஒவ்வொரு பழக்கத்தையுமே வந்து நாம வந்து ஒரேடியா கொண்டு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தா தான் நமக்குள்ள உள்ள வந்து ஆழமா பதிஞ்சு, அதுக்குப்புறம் தான் நம்மளால பண்ண முடியும்ன்னு நீங்க சொல்றீங்க!
ம். கண்டிப்பா, கண்டிப்பா.